கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
இது எல்லாமே வந்து பங்கு பொறுத்தவரைக்கும் அவங்க உள்ள போடுறது மட்டு இல்ல. அவங்க அவங் கம்பனில வேல வோர்க்கர்ஸ் பொறுத்து. அது மட்டு இல்லாம அவங்க ஒவ்வொரு இன்கிரிமெண்ட் போடுறாங்க பாத்தீங்களா, இது எல்லாமே ஒரு நியூஸ் வந்துனா கூட அந்த கம்பெனி அபக்ட் பண்ணு.
ம். ஆமாங்க. ஓ! சரி, சரிங்க. இப்ப அதுதான். இப்ப நாம செய்திகள்லா பாக்கிறோ இல்லையா, ஒரு சில குரூப் ஆஃப் கம்பனீஸ்லா அ திடீர்னு திவால் ஆயிடுச்சு அப்டின்னு சொல்லிச் சொல்லுவாங்க. அப்போ அந்த இன்வேஸ்ட்மெண்ட் பண்ண அந்த ப முதலீடுகள வந்து அங்க போட்டவங்க எல்லாருக்குமே அது வந்து நறைய பெரிய ஒரு நஷ்டமா மாறு. இல்லைங்களா? சரி. ம்.
கண்டிப்பாங்க. அதனால தான் வந்து நம்ம கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முதல் வந்து எடுத்ததுமே போய் ஒரு கம்பனி வாங்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்தக் கம்பனி ஆராய்ந்து ஒரு ஒரு ஒரே நாள்ல வந்து ஆராய்ந்தற முடியாது இல்லைங்களா. ஒரு 6 மாதமாவது அந்தக் கம்பெனி அ நம்ம வ வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்தக் கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்றதோ, மத்த பங்குகள் வாங்குறதோ இதெல்லாமே வாங்கணு. அது மட்டு இல்லாம நீங்க டெய்லி லாபம் பாக்குற மாரி நறைய இப்ப ஆப்ஷன் டரேடிங்லா இருக்கு.
ம். சரிங்க, சரிங்க. சரிங்க, ம். கண் ஓ! சரி, சரிங்க, சரிங்க. இப்போ அந்த என்னவா இருந்தா கூட ஒரு விஷயத்த நம்ம வந்து ப பண்ணப்போறோ அப்டின்னா அத வந்து நம்ம முறையா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல போய் பண்ணோ. அப்டின்னா சில தோல்விகள சந்திச்சா கூட அதக் கண்டுக்காம நாம மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்டின்னு சொல்ல வர்றீங்க?
ம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அதுதான். ஒரு ஏன்னா ஒரு ப்ளான் பண்ணாம நம்ம எதுயுமே பண்ண முடியாதுங்கற மாரி எல்லாத்துக்குமே. அது
கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. ம். கண்டிப்பா. வடிவேல் சொன்ன மாரி "பளான் பண்ணி பண்ணணும்". ஆமாங்க, ஆமா. கண்டிப்பா. இப்போ உங்களோட அந்தத் தோல்வில இருந்து நீங்க மீண்டும் கத்துக்குட்டு அந்தப் பணங்களலா முதலீடு பண்ணதுலா. இப்ப திருப்பி ஒரு வெற்றிகரமான பாதைய நோக்கி நகர்றதுக்கு எவ்ளோ நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க, அந்த நாட்கள்லலா உங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து எப்டி உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களா, இல்ல எதுவு சொல்லிட்டே இருப்பாங்களா?
கண்டிப்பா அந்த மாரி தான். ம். ம். ஆ.

கண்டிப்பா. யாருமே நம் அது தா நம்மள பாக்குறவங்க, நம்ப எப்டி இருக்றோம்கறது பொறுத்து. இப்ப நம்ப ஒரு துறையில வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கோம் அப்புடிங்க போது, அதுல சாதிக்கிறத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதைய பாத்தா மட்டும்தான் ஏனா நம்ப இப்ப நா பண்ணிட்டு இருக்கும்போது ஆரம்பத்துல வந்து நஷ்டமடையும் போது என்ன சொன்னாங்கனா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பண்ணும்போது வெற்றி பாத்தாங்க. கூடவே இருந்து பாக்குறவங்க இப்ப நம்ப பக்கத்திலே கு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பாக்கும்போது என அப்ப நம்மளும் சும்மா தானா இருக்குறோம். நம்மு பண்ணணுன்னு கொஞ்சம் இது ஊக்கப்படுத்துனாங்க. அவங்களும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சாங்க. லாபம் அடையும்போது என்னன்னா அப்படியே பேக் வாங்குவாங்க பாத்தீங்களா?
கண்டிப்பாங்க. ஆமாங்க, ஆமாங்க. சரி, சரி. ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> ஆ.
அது பின்னாடி இது எனக்கு ஒத்து வராதுன்னு. அப்ப என்கூட சேந்து நிறைய பேர் பண்ணுனாங்க. இப்ப இத என் நாத்தனாரு அப்டி எல்லா இருப்பாங்களா, நா வந்தங்காட்டிக்கி சரி நம்மளும் வீட்டுல இருந்து செய்றங்காட்டிக்கி அவங்களும் சேந்து என்னக்கூட பண்ண ஆரம்பிச்சாங்க. எடுத்ததுமே அதிக ஆசைப்படக்கூடாதுங்கிறது மாரி ஆசைப்பட்டது அவங்களே அவங்களே எங்கூட வாங்குற வரைக்கு கரெக்டா வாங்குனாங்க. ஆசை யாரு விடுவான்? உண்மைய சொல்லுங்க.
ஆமாங்க, ஆமா. சரிங்க. அதுதான், அதுதான். <laughs>
ஆசை யாரையுமே விடாதுங்கிற மாரி பணத்த பாத்ததும் அவங்களே வாங்கப் வாங்கி பாத்துருக்காங்க. எடுத்தது வாங்குன எல்லா அமெளண்ட்ம் ஒரே நாள்ல போயிடுச்சு.
சரிங்க. அச்சச்சோ. ஓ! அதாவது அத பத்துன ஒரு முறையான கல்வி இல்லாம, வழிகாட்டுதல் இல்லாம பணம் வந்துருனு நினச்சு போய் வாங்குனது.
அப்டிங்கும்போது என்னாதான் போயிருச்சின்னு சொன்னாங்க. ம். ஏனா என்கூடவே இருந்து என்கூடவே வாங்கற வாங்கற வரைக்கும் அவங்க லாபத்த மட்டுமே பாத்தாங்க. ஏன்னா ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? நானே கத்து தரேன். நீங்க வேணா நா வாங்கும் போது வாங்குங்க. விக்கும்போது வித்துருங்க. அப்டி தான் நான் சொல்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க. என்கூட இருக்குற வரைக்கு பண்ணாங்க. தனியா வாங்கி பாப்போன்னு வாங்கி இருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சி? உள்ள ஜீரோக்கு போனதுக்கப்பறம் <tsk> அந்த பழியும் நம்ம மேல தான் போடுவாங்க. உங்கனால உங் உங்கள பாத்து நா விளையாடி. <chuckles> ஏனா வந்தது யாருக்கு தெரியாதுங்க. போனது எல்லாமே வந்து நம்மனாலன்னு ஒண்ணு கொண்டு வந்துருவாங்க பாத்தீங்களா. அதான்.
சரி, சரி. சரிங்க. ஆஹா. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாங்க, ஆமா. அதுதான் அதுதான் அதுதான். அதுக்கப்பறம் ம் நீங்க அவங்களுக்கு வழிமுறை சொன்னீங்களா, இல்ல இப்படி இல்ல இத இப்டி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும்ங்குற மாரி வழிமுறை ஏதாவது சொன்னீங்களா, கேட்கிற மனநிலையில முதல்ல அவங்க இருந்தாங்களா?
இப்பா, அது கேக்க மாட்டாங்க. உங்க ஏனா ஒரு தோல்விய பாத்துட்டாலே அவங்க வந்து அடுத்தது அடுத்து பயந்துக்குவாங்க. அந்த தோல்விய மீறி யாரு வெற்றி பெறணும்னு நினைக்குறாங்களோ அவங்க தான் அடுத்த கட்டத்துக்குப் போவாங்க.
கண்டிப்பாங்க. ம், ம்.